பரவாயில்ல அ.
அவுங்ககிட்ட வேண்டிக்கிட்டு "ஒம் பேர வைக்கிறேன்" அப்படினு சொல்லி, ய அது நான் பொழச்சொடனே என் பேரயே அது தான் இப்ப வரைக்கும் பேரா இருக்கு. அவங்க தான் வச்சாங்க. அவங்க தான் நிறையவும் வளர்த்தாங்க. என்மேல ரொம்ப இது ஜாஸ்தினு வச்சுக்கங்களேன். எனக்கு குடுக்காம சாப்பிடவும் மாட்டாங்க. இந்த மாதிரி லீவ் நாட்கள்லாம் ஏன்னா பள்ளிக்குப் போற நாட்கள் வந்து, ஆ இது இல்ல.
ஆ. பரவாயில்ல, ஓ. சரி, சரி. அவுங்ககி <laughs> ஓ! ஆமா, கணக்கு கெடையாது.
லீவ் நாட்கள்ல நான் 11:30 a.m. மணிக்கு நான் வந்து சாப்புட்ணும், அவங்களோட.
ஓ! சரி.
அவுங்க 11:30 a.m. மணிக்குலாம் சாப்பிட்டுருவாங்க. 11:30 a.m. மணி, அதுக்கப்புறம் அந்த 3:30 a.m. மணி. அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டாங்க.
ஆ. ஓஹோ சரி, சரி பரவாயில்ல, பரவாயில்ல. ஆ.
அந்த மாதிரி. அவங்க வந்து நிறைய வந்து எனக்கு இது சொல்வாங்க. இந்த புராணக் கதைகள்
ஓ!
நம்ம கலாச்சாரம் என்ன? எல்லாமே சொல்லி தருவாங்க.
கண்டிப்பா. ம். ம்.
அது ஒருவேளை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒ ஒடம்பில ஊறுனதுனாலையோ, என்னவோ தெரியாது. அப்படியே நாட்கள் நகர, நகர நமக்கு அது ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து, இந்த அ இரத்தத்தில சேர்ந்துடும், அப்படினுவாங்க.
அ, பெரியவங்க ஆ. கண்டிப்பா.
இந்த போகும்போது ஒண்ணுமே இல்ல. நம்ம வண்டியில போகும்போது, கோயில வந்து கடக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த தப்பு போட்டு போவோம்.
பசுமரத்தாணி அப்படின்னுவாங்க. ஆ. கண்டிப்பா, கண்டிப்பா. இது ஒரு பசுமரத்தாணி மாரி மனசில பதிஞ்சிச்சு இல்லையா? கொழந்தைகளுக்கு சொல்லிக் குடுக்கிறது.
ஆமாங்க, ஆமாங்க. இப்ப அந்த, அந்த சிறு வயதில் பண்ணும் ஒரு விஷயம் தான் வந்து, அ கடைசி வரைக்கும் என்னது? அந்த ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, இல்லையா? ஆ என்னது? முளையிலேயே என்னது? ஏதோ அந்த ஒரு பழ
ஆ. ஆ. ம். "விளையும் பயிர் முளையில் தெரியும்" அப்படினுவாங்க.
ஆ. அதுதான் அதான். அந்த மாரி ஒரு விஷயம். நீ அத பண்ணலனா, அந்த அந்த அன்னைக்கு பண்ணலனா, இன்னைக்கு வந்து அந்த இது வந்து, பூச்சி வந்து தான் இருக்கும்.
ஓ! சரி, சரி. கண்டிப்பா.

அதுக்கப்புறம் அவ, 3 வயதுல இருந்து அவ, நாட்டியம் கத்துக்கிட்டா. பாவம் பாட்டு தான் போனா ஆனா, பாட்டு வாத்தியார் வந்து, அவங்க பாவம். அவங்க அந்த மேடம் வந்து அவங்களால முடியல அப்படின்ட்டா. இவ வந்து டிசென்டா அவ சொல்லிட்டு, "எனக்கு இனிமே ஒத்து வராது உங்க பாட்டெல்லாம்" அப்படின்டு வந்து வந்துட்டா.
ஓ! ம். ஓ! பரவாயில்லை. ஆனா, அந்த அந்த அ, அ. சொல்லுங்க.
அது என்னென்னா அது கேளுங்க. அது அது நகைச்சுவை அது. இவ குரல் வந்து மயில் மாரிருக்கும்.
ஓ! சரி.
அது ஒண்ணு. அவங்க அங்க நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இவ மேல ரொம்ப அது இது ஒரு மாதிரி நல்லா பேசும் இது. அவங்க நடத்திகிட்டே இருப்பாங்க. இவ தூங்கிட்டுருப்பா.
அ. ஓ! சரி. <laughs> தூங்கறாங்களா?. <laughs>
ஆமா, தூங்கின்ட்டுருப்பா. பாட்டு கிளாஸ்ல.
அ, சரி. ஒரு வகுப்புல போயி தூங்குனா, அந்த ஆசிரியர் என்ன பண்ண முடியும்? எப்படி எ எழுப்ப முடியும்?
அதான் இவள எதுவுமே பண்ண முடியாம, "ஏன் போற?" அப்படின்னாங்க. ஏன் விட்டுட்டு போறனாங்க. இவெல்லாம், "இல்ல, இல்ல எனக்கு ஒத்து வராது" அப்படின்டு வந்துட்டா. ஆனா, நடனத்துல வந்து ரொம்ப, அ ஆர்வம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்போ இப்பவும் வந்து அவ வந்து நடனத்த வந்து இது பண்ணிட்டு தான் இருக்கா.
அ. அ. ஆர்வம். கண்டிப்பா, கண்டிப்பா. நல்ல விஷயம் தான்.
அதுவே ஒரு கலாச்சாரத்த வந்து உங்களுக்கு வந்து ஈர்ப்ப குடுத்துரும்ங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கலைன்னு நம்ம போய்ட்டோம்னாலே, அதுவே வந்து கலாச்சாரத்த வந்து குடுத்துரும்.
கண்டிப்பா. நிச்சயமா, நிச்சயமா.
இந்த பொட்டு வைக்கிறதிலேருந்து. எல்லாம் ஒரு சின்ன, சின்ன விஷயங்கள் தான்னு வெச்சுக்கங்களேன்.
ம். ஆமா.
ஒரு அ, காலையில குளிச்சுட்டு வந்தோடனே வீட்டுல வந்து விளக்கு, நம்ம வந்து யாரும் ஏத்தல. இவுங்க தான் முதல்ல குளிச்சிருக்காங்கன்னா, நேர போயி விளக்கேத்த சொல்லுவா, என்னோட இன்னைக்கும் சொல்லுவா. என் மனைவி வந்து விளக்கேத்து.
ம். ம். ஓ! சரி. ரொம்ப நல்ல விஷயம் அது. யாரு முதல்ல குளிக்கிறாங்களோ, போயி சாமிக்கு விளக்கு ஏத்துறது, வ கண்டிப்பா, ரொம்ப நல்ல விஷயம்.
விளக்கேத்திடுவா. அது நான் என் நானு நான் குளிச்சேன்னா நான் ஏத்துவேன். இல்லனா என் ம மனைவி ஏத்துவாங்க. இல்லைனா இவ இவள வந்து ஏத்த சொல்லுவா.
ம். ஓ!

கண்டிப்பா. அதெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பொறந்த கொழந்தையிலருந்தே கோவம் இருக்கு இல்லையா? 1 வயசு கொழந்தைங்களே நான் உங்கள்ட பேசமாட்டேன், போமாட்டேங்கறதெல்லாம் நாம பாக்குறோம்.
உண்மைங்க. உண்ம நீங்க வேற, என்னோட ம மச்சினன் பையன வந்து 1 1/2 வயசு கூட ஆவல. 1 1/2 வயசு ஆவப்போகுதுன்னு வச்சுக்கங்க. அவர் கோவப்படுறாரு மூஞ்ச தூக்கின்னு.
ம். ஓ! சரி. அந்த கொழந்த தூக்கி மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு என்னப்ப சொ
அம்மா துண்டு வாண்டு வந்து கோவப்படுதுன்னு வச்சுக்கங்களேன்.
கண்டிப்பா, கண்டிப்பா. "ஆனா, அது வந்து உங்க பெண்கிட்ட இல்ல. உங்க குழந்தைகிட்ட இல்ல." அப்படீன்னு சொல்றீங்க இல்லையா?
இல்ல ய இருக்கு. அவ கம்மி பண்ணிக்கிட்டு வரா.
அ அதுதான், அதாவது உங்க நீங்க கத்துக்கிட்ட ஒரு நல்ல விஷயம், உங்க குழந்தைக்கு மாறி வந்துருக்கு.
உண்ம. நான் மட்டும் இல்ல, என் மனைவி கத்துகிட்டதும் சேர்த்து தான்.
அ அதுதான்.
அவங்க வீட்லயும் அப்படி தான். ஆனா என்ன 2 பேருக்கும் கோவம் வரும். என்ன க இதுல வந்து நான் கொஞ்சம் இதுவா இருப்பேன். எப்பவுமே அப்படி தானங்க. அவ அடிக்க நான் வாங்க, நான் வாங்க அடி, அவ அடிக்கன்ற மாரி தான வீட்லல்லாம்.
சரி, சரி, சரி. அதான் ரெண் ம். ஓ! கண்டிப்பா, கண்டிப்பா. <laughs> ஆமா. ஒருத்தர் விட்டு குடுத்தா தான குடும்பம் நடத்த முடியும் இல்லையா? அது அந்த பழக்கம் தான்
அது அது ஒரு சைட்ல தான் விட்டு குடுப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன்.
ம், கண்டிப்பா. ஆனா, விட்டு குடுத்து குடுத்து பழகு
அதுதாங்க, இந்த சினிமால வர மாரி தான், "அவ அடிக்க நான் வாங்க, நான் வாங்க அவ அடிக்க."
<laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா.
புரியுதுங்களா? அத மாரி ஒரு நகைச்சுவையா தான் போகணும். இந்த வாழ்க்கை வந்து என்னைக்குமே வந்து மகிழ்ச்சியா போறதுக்கான ஒரு விஷயம், எந்த ஒரு பிரச்சனைகளையும் மனசுல ஏத்துகிட்டு நாம வந்து, நகராம இருந்தாலே போதுன்றது, என்னோட தாழ்மையான அபிப்பிராயங்க.
ஆனா இவ்வள நேரம் பார்த்தீங்கன்னா, அ.

ம், சரி.
அந்த பாரம்பரியம், கலாச்சாரத்த. அதாவது காலையில எழுந்தியா, பல்லு தேச்சுட்டு தான் வந்து ஒரு காஃபிய காஃபி அந்த காலத்தில குடிச்சது இல்லன்னு வச்சுக்கோங்களேன் நாங்க. சின்ன பசங்களுக்கு காஃபி கெடையாது.
கண்டிப்பா. ஆ. சரி ம்.
சின்ன பசங்களுக்கு லோட்டா நெறைய அந்த சத்து மாவு கஞ்சின்னு வாங்க. எல்லாதும் கேவுரு அதெல்லாம் வீட்டிலேயே பண்ணுவாங்க.
ஓ! காலையிலே இத குடுத்துருவாங்களா? ஓ! சரி அத காலையிலேயே குடுப்பாங்களா கொழந்தைகளுக்கு? ஓ! சரி.
ஆமா, ஆமா. காலையில எங்களுக்கு காஃபி, டீக்கு பதிலா அதுதான்.
ஓ! பரவாயில்லையே.
அதுக் குடுப்பாங்க. அதுக்கு அப்புறம் 8:30 மணிக்கு சாப்பாடு.
ம். ஓ!
சாப்பாடு ரெடி ஆயிடும். சாப்பாடு.
சரி, காலைல அப்ப டிஃபன்ல்லாம் குடுக்க மாட்டாங்களா கொழந்தைகளுக்கு?
ஆஹா டிஃபன் எங்களுக்கு 3 வேளையும் சாப்பாடு <chuckles> தான்.
ஓ! சரி.
அ 8:30 மணிக்கு சாப்பாடு, சாப்பிட்டு நாங்க பள்ளிக்கு வந்து அப்போ ப அப்ப இது பண்ணி குடுத்துருவாங்க.
ம்.
அ எடுத்துட்டு போவோம். திருப்பி ஒரு 31/2-4 மணிக்கு வரோம்னா அப்போ வந்து ஒரு உப்புமாவோ ஏதோ ஒண்ணு. ஒரு சிற்றுண்டி கிடைக்கும்.
சரி. ஓ! சரி.
அதுக்கு அப்புறம் ராத்திரி சாப்பாடு.
ஓ! சரி. இப்போ நீங்க கூட்டுக்குடும்பம் அப்டின்னு சொன்னீங்க. இப்போ உங்க அம்மா 3 பாட்டி, அ வேற யார் யார் இருந்தா? அந்த கூட்டுக்குடும்பத்தில.
அந்த மாரி. எங்க அம்மா. அதாவது அப்பா இருந்த வரைக்கும் அப்பா. 3 பாட்டி, தாத்தா, எங்க அப்பாவோட அப்பா, ஆ நானு, எங்க பெரிய அண்ணே, ஆ சின்ன அண்ணே, எங்க அப்பாவோட அந்த ச ச சி சித்தப்பான்னு சொல்வோ நாங்க. எங்க அப்பாவோட கசின் ப்ரதரு அவங்க பேமிலி அதா அவங்க வைப் எல்லா.
சரி. ஓ! ஆ. ம். அடேங் ஆமாமா. ஓ! அப்பா! ஆனா உண்மையிலேயே ப்
அவுங்க வைப் யார்ன்னு பார்த்தீங்கன்னா, எங்க அப்பாவோட அக்கா பொண்ணு தான் வந்து அவரு கல்யாணம் பண்ணியிருந்தாரு.
சரி, சரி. ஆனா உண்மையிலேயே பெரிய கூட்டுக்குடும்பம் தான் இல்லையா?
ஆமாங்க, ஆமா. <chuckles> அதாவது ரொம்பவே பயப்படுவோம் நாங்க. எங் எங்கள எல்லோருமே வளர்க்குறாங்கறதனால அது அது அந்த ஒரு இது இருக்கும்.
ஆ, சரி. ஓ! பெரிய ஒரு பயம் இருக்கும்.